ஆ, காலையிலேயே! ஆமா.
அவ்ளோ நினைவுகள் நாம ஆமா. அந்த, அந்த எழுந்துக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா, மாடோட சவுண்டு, அந்த ஆடு இது பண்றது, கோழி கூவுறது. என்னமோ சினிமால இருக்கிற மாதிரியே வந்து அந்த ஆமா. ஒரு அழகான நினைவு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட குழந்தை பருவம் தாங்க. எந்த அளவுக்கும் வந்து நம்ம அந்த நினைவ வந்து இப்ப கூட திரும்பி பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷம் வருது. இப்ப நான் சொல்ல, சொல்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆயா ஊர்ல போம்போது 10 நாள் லீவுல போம்போது ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். நம்ப பாத்தீங்கன்னா, சொந்தக்கார பசங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் வந்து பாத்தீன்னா, எங்க ஆயா பாத்தீங்கன்னா 10 ஊஞ்சல் கட்டுவாங்கங்க. கிட்டத்தட்ட பேர பசங்கன்னா பாத்துங்களேன்.
ம். ம். ஆமா. ஆமாமா. ஆமா, ஆமா, கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆமா. எங்கே? ம மரத்திலே கட்டுவாங்களா? இல்ல வீட்ல வந்து அந்த சேலைல போட்டு நீங்க ஊஞ்சல் ஆடுவீங்கள்ல?
மரத்துல, மரத்துல, மரத் ஆ சேல வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஆயா வந்து சொல்டுருவாங்க. நீங்க வந்தாலே சேல வந்து நான் தனியா எடுத்து வச்சுறணும் போல அப்பிடின்ட்டு, எங்க சின்ன ஆயாவும் செரி, பெரிய ஆயாவும் செரி. ஏன்னா பேர பசங்க கிட்டத்தட்ட ஒரு நாங்க 15 பேர் பாத்துங்களேன். 15க்கு மேலயே! ம். ஏன்னா ஆமா. அம்மா கூட பொறந்தவங்களே 6 பேரு! அந்த சைடு பாத்தீங்கன்னா, எங்க சின்ன ஆயா ஆ வீட்ல பாத்தீங்கன்னா 4 பேரு. அவுங்க பேர பசங்கள்லாம் நாங்கலாம் எவ்ளோ பேர் இருப்போம்! பாத்தீங்கன்னா பெரிய குடும்பம் தானே அது. அப்போ வந்து
ம். ம். ஆ, ஆமா, ஆமா. ம். ம். அடேயப்பா! ம். ஜாலி தான் ஒரே நல்லாயிருக்கும் அப்படினா. ம். பரவால. பரவால்ல. பாசத்துக்கு பஞ்சமே இருக்காது.